ஆ, நம்ம அன்றாட வாழ்க்கைல நம்ம நெறைய வந்துட்டு வேலைகள் செஞ்சிகிட்டே இருப்போம். அந்த வேலைகள் செய்றதுல எல்லாமே என்னன்னா, நம்ப வந்துட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அதாவது அந்த வாழ்க்கையே வந்து பெரிய ஓட்டம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அது, அந்த ஓட்டத்திற்கு இடையில நமக்கான ஒரு நேரத்த வந்துட்டு உருவாக்கிக்கணும். நம்மளுடைய மனதை வந்துட்டு ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்டின்றதுக்காக, நெறைய பேர் நெறைய வந்துட்டு, செய்திகள்ல அவங்களுடைய கவனத்தை வந்துட்டு கொண்டு செலுத்துவாங்க. அதுல முக்கியமா பெரும்பான்மையா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியா இருக்கணும். கோபப்படக்கூடாது. நம்ப ந சி அ, கவனிச்சி சிந்திச்சு எல்லாம் செயல்படணும் அப்டின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்டீன்னா, இந்த தியானம்னு சொல்லக்கூடிய இந்த யோகத்திற்கு வந்துட்டு, யோகக்கலைக்கு வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஆனா என்ன அப்டீன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அமைதியா உட்காரணும் அப்டீன்னா, அமைதியா கொஞ்ச நேரம் உட்காரணும். நம்மோட மூச்ச கட்டுப்படுத்தணும். நம்ம வந்துட்டு, ந இது பண்ணனும். அப்டீன்ற அந்த ஒரு சிந்தனையில நம்மளால அமைதியா உட்கார முடியுமா? அதற்கான நேரம் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்குனு நீங்க நினைக்கிறீங்களா?
ஆமாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆஹா. ஆஹா. ஆ. அ, கண்டிப்பா வந்துட்டு நம்ம நினைச்ச நேரம் கிடைக்கும். ஆனா அ, மொதல எனக்கு எப்டி அது, வந்து தெரிய வந்துச்சின்னு சொல்றேங்க. அ, நான் கல்லூரி படிக்கும்போது என்ன ஆகுது அப்டீன்னா, யோகா வந்து எங்களுக்கு சொல்லி தராங்க. அ, எனக்கு அதுல அந்த அளவுக்கு நாட்டம் இல்ல தான். அ இருந்தாலும் வந்துட்டு, அ அது வந்து ஒரு கட்டாயம் மாதிரி. அ நம்ப வந்து அத அந்த பாடத்த வந்து எடுத்து தான் ஆகணும் <chuckles> அப்டீன்கற மாரி எங்க கல்லூரில சொல்லிட்டாங்க. ஆ அதுனால என்ன ஆகுதுன்னா, வேற வழியே இல்லாம போயி, அ அதுக்கப்றம் யோகா மேட் எல்லாம் வாங்க சொன்னாங்க. நாங்க அதுக்கெல்லாம் வந்து, அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு யோகாவே வேண்டான்னு தான், நாங்க கட் அடம்புடிச்சிட்டு இருந்தோம். அ, அப்பறம் சரி, நீங்க எதுவுமே எடுத்துட்டு வராட்டி பரவால்ல. நீங்க வந்து தான் ஆகணும்னு சொல்லீட்டு, அப்பறம் கல்லூரியே எல்லா, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு, எங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது தான், அந்த இடத்துல தான் மூச்சுப் பயிற்சி அப்டீங்ற ஒண்ணு எங்களுக்கு, புதுசா எனக்கு தெரிய வருது. ஆ ஆமாங்க. அ என்ன ஆகுது அப்டீன்னா, முதல் நாள் வந்து, மூய மூச்சு பயிற்சில நெறைய விதங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு ஒரு இடத்துல என்ன ஆயிட்டத்துனா, அ கீழ அ அ நம்ப தலைக்கு வந்துட்டு அந்த உணர்வ கொண்டு போறோம். அப்டீன்கற மாரி ஒருக்கா சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஆ அந்த அடுத்த நாள் எல்லார்த்துக்கும் செம தலவலி.
ம், நிச்சயமா. ஆ. எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஓஹோ! முதல் முறை நீங்க பா பாக்குறீங்க. ம். ம். ஓ!
அ ரொம்ப தலைவலி வந்துடுச்சி. நைட் எல்லாம் வந்து ரொம்ப தலைவலி வந்து அடுத்த நாள் வந்துட்டு, அ எல்லோருமே சொல்லுறாங்க. அ ஒருத்தர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்போ எனக்கும் தலை வலிக்குது. அ நானும் சொல்றேன். எல்லோரும் சொல்லுறாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுறாங்க. அ நம்ப கொஞ்சம் வந்துட்டு ஆ தலைவலி வந்து தலைவலி வந்ததற்காக நம்ப ரொம்ப வந்து அதிகமா பண்ணிட்டோம். அத கொஞ்சம் கீழ இறக்கி விடணும். நாங்க ம் மறந்துட்டோம். நேரம் இல்ல அப்டீங்குறதுல, நாங்க அப்படியே அனுப்பிட்டோம் அப்டீன்னு சொன்னாங்க.
ஆ. ஆனா, நீங்க சொல்லுறது வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. ஏனா, யோகம்ன்னா என்ன பண்ணுனா, <tsk> என்ன சொல்வாங்கன்னா, சும்மா எல்லாம் அமைதியா மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. ஆனா அதுல வந்து ஒரு சில பேர் வந்து என்னனா, "நம்ப தியானத்திற்கு போவோம் நம் உடல் சீராகும்." அப்டீன்னுட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு அது பெரும்பான்மையாக யாரும் இந்த மாரி சொல்லி நான் வந்துட்டு கேள்விப்பட்டதே இல்ல.
ஆ. ஆ, ஆமாம்ங்க. <laughs> அதாங்க. அதுதான் எங்களுக்கு அதாது நாங்க நம்பிக்கை இல்லாம பண்ணிகிட்டுருக்கும்போது, அ கீழ நம்பளோட பின் முதுகு தண்டுலேருந்து நம்ப வந்து அந்த ஆற்றல்ல மேல கொண்டு போற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. நாங்க நம்பிக்கை இல்ல. சும்மா நாங்க அவங்க சொன்னத செஞ்சுட்ருக்குறோம். "அ அந்த தலைக்கு கொண்டு போயிட்டு தலையிலேருந்து கீழ கொண்டு வரணும்." அப்டீங்கிறது அந்த யோ அந்த பயிற்சியில ஒரு முறை. ஆ நாங்க என்ன பண்ணிவிட்டோம். மேல கொண்டு போறத மட்டும் கவனிச்சிட்டு நெத்தியக் கவனிக்க சொன்னாங்க கவனிச்சிட்டோம். அத அத மட்டும் பண்ணிட்டோம். அ அடுத்த நாள் வந்துட்டு செம தலைவலி. ஆ ஏன்னா, வந்து நாங்க எல்லா ஆற்றலையும் மேல கொண்டு போயிட்டோங்கர மாரி அவங்க சொல்லுறாங்க.
ம். நிச்சியமா. ஓ!
எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அ ஆனா தலைவலி வேணா ஒண்ணு உண்மை. <chuckles> அ, எப்ப நம்பிக்கை வருது? இந்த தலைவலி வந்ததுக்கு அப்பறம் தான் வருது. ஐய்யயோ! என்னமோ, நடக்குது நம்ம உடம்புல அப்டின்னு சொல்லிட்டு, அ அதுக்கப்றம் நாங்க வந்து அந்த தலைவலியக் குறைக்கிறோன்னு சொல்லி, அதுக்கப்பறமா வந்து அ முழு மனதோட எங்கள வந்து அந்த தியானத்ல உட்கார வைக்கிறாங்க.
நிச்சயமா. ஆமா. ஆமா. அதான் நம்பிக்க இல்ல. ஆனா வந்துட்டு அதுல எதோ ஒரு விளைவுகள் நம்மள பாதிச்ச உடனே, "ஆஹா! இது உண்ம தான்", அப்டின்ற மாரி, நீங்க போயிருக்கீங்க.
ஆ. ஆமாங்க. ஆ! ஆமாங்க. ஏன்னா முதல்ல நம்பிக்கை இல்ல அப்டிங்கம்போது, நாங்க உடு அத சொன்னா நம்ம செய்வோமா? <chuckles> செய்ய மாட்டோன்ல. அ ஆனா வந்து கட்டாயத்தில உட்கார வச்சதுனால ஒரு மாதிரி தப்பும் சரியும் கலந்து செஞ்சுட்டு இருக்கும்போது தான், இந்த தலவலி எனக்கு மட்டும் வந்திருந்தா எதாவது வேற காரணங்கள்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அ, வந்து அங்க க கலந்துகிட்ட எல்லாருக்கும் வந்தனால அ அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் வந்து தயாராயிட்டோம். இந்த வலிய ஃபர்ஸ்ட்டு போக்கணும் அப்டிங்கறதுக்காக, அ தியானத்துல அது போகும் அப்டிங்கறது தெரிஞ்சு, அதுக்கப்பறமா செஞ்சோம். அந்த நாளே வந்து போயிடுச்சுங்க.
நிச்சயமா. நிச்சயமாங்க. <chuckles> நிச்சயமா. ஓ! சரிங்க, சரிங்க.
அ ரொம்ப வந்து அப்டியே மென்மையான மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. ஆ.
அதான் அந்த ஒரு முழுமையா அந்த கலைய வந்துட்டு, இதான் இதோடைய உண்மை தான் போல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாங்க. அ கண்டிப்பாங்க. அத புரிய வைக்குறதுக்கு தான், அந்த தலைவலி வர வச்சாங்களா என்னன்னு எனக்குத் தெரியாது. <laughs> அ அப்றம், அதுக்கு அப்றம் வந்து, அதுல நாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு, ஈடுபாடோட செய்ய ஆரம்பிக்கிறோம். அ செய்ய ஆரம்பிச்சாலும் என்ன பிரச்சனனா, அந்த பாடம் மு அ முடிஞ்சதுக்கு அப்பறம் நாங்க யாருமே வீட்ல போய் செய்ய கிடையாது.
<chuckles> ம். ஓ! ஒ அங்க மட்டும். நம்ம செய்ய சொல்றாங்க அப்டீன்றதனால.
ஆ. ஆமாங்க. அங்க மட்டும் செஞ்சுட்டோம். அ, அது, அது நல்லதுன்னும் தெரியுது. ஆனா, வந்து செய்றதுக்கு முட யாரு செய்யறது அப்டீங்கற மாதிரி.
அ, நம்ம தொடர்ந்து செய்யணும், அப்பிடீன்றது எண்ணம் இருக்கும். ஆனா, நமக்கு வந்துட்டு அத நம்ம பண்ணமாட்டோம்.
ஆமாங்க. அதேதாங்க. அ, அப்டி இருக்கும்போது தான், என்ன ஆகுது ஒரு நாள் எனக்கு வந்துட்டு, அம்மா வந்து அதிகமா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு, சொல்லிகிட்டே இருந்தாங்க. அ, அப்ப எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. அ, நீங்க தியானம் பண்ணி பாருங்க, தியானம்னா இதெல்லாம் பண்ணணும்னு எல்லா செய்முறையும் சொல்லிட்டு, "இத பண்ணி பாருங்க. தூக்கம் வரும் ஏன்னா நாங்கள்லாம் தூங்கிட்டோம்" <chuckles> அப்டீன்னு, அந்த தலை வலிக்குதுன்னு சொன்னங்கள்ல. அந்த நாள் வந்து நாங்க, அ, 2:00 மணி நேரம் தூங்கிட்டோங்க, எல்லாருமே. உட்காந்துட்டே தூங்கிட்டோம். <chuckles>
ம். ஆ. ஆமாமா. ஓ! அதுக்கு அனுமதிச்சாங்களா? கல்லூரில.
ஆ. 2 அ, அந்த அன்னைக்கு வந்து, 2 மணி நேரம் அ, அதான் நான் சொல்றேன்ல கட்டாயமா இரு 2:00 மணி நேரம் வந்து செய்யணும். அப்டீங்றனால, அந்த 1:00 மணி நேரத்துல அன்னைக்கான பாடத்திட்டங்கள் எதுமே பண்ணாம, எங்களுக்கு எல்லாத்துக்கும் தல வலிக்குதுன்னு சொன்னாங்காட்டி அ, எல்லாத்தையும் வந்து தியானத்திலயே உட்கார வச்சுட்டாங்க. அவங்க சொல்லிட்டே இருக்குறாங்க. ஒரு. 10 நிமிஷம் தான் நாங்க கேட்டிருப்போம். அ, எல்லாருமே மீதி நேரத்துல தூங்கிட்டோம். <chuckles> அ, அப்போ தான் நான் சொல்றேன், "அம்மா தியானம் பண்ணா தூக்கம் நல்லா வரும். அ, உங்களோட மன அந்த கற்பனைகள்லாம் வந்து, ஒரு இடத்துக்கு வந்துரும் அப்பிடீங்கறதுனால", அத நான் சொல்றேன். அ, அம்மா சொல்றாங்க, "நான்லாம் உட்காந்துட்டுலாம் செய்ய மாட்டேன். எனக்கு கை கால்லாம் வலிக்கிது", அப்டீன்னு சொல்றாங்க.
அ, ஆ. ஆ. ஓ! ம்.
அப்ப நான் என்ன சொல்றேன்னா அ எங்களுக்கு சொல்லி இருந்தாங்க. நம்ம வந்து நேரா உட்கார்ந்து செஞ்சம்ன்னா முதுகுத்தண்டு நேரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ஆ ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். அதே வந்து நம்ப படுத்துட்டும் செய்யலாம். படுத்துட்டு வந்து நம்ம மனசு தான நம்ம வந்து கவனிக்கப் போறோம் அப்டிங்கறனால, அ நீங்க படுத்துட்டே கூட செய்யலாம். அ எல்லா எந்த ஒரு எண்ணமும் இல்லாம படுத்துட்டே வந்து உங்க மூச்ச கவனிங்க. அதாவது அ மூச்சு மூச்சு பயிற்சின்னு நான் சொல்லிக் குடுத்தேன். அ அதுவும் செஞ்சுட்டு அ அதுக்கு அப்புறம் வந்து இயல்பா வந்து அந்த மூச்ச கவனிங்க. படுத்துட்டு இருக்கும் போதே கவனிங்க. ஆ அ நம்ப முதுகு தண்டு நேரா இருக்கணும் அப்டிங்கறகாக என்ன பண்ணலானா கொஞ்சம் ஒரு பக்கமா சாஞ்சு படுக்கலாம். இடது பக்கம் சாஞ்சு படுத்தோன்னா <chuckles>
ஆ. அதான் நான் வந்துட்டு அதான் கேக்க வந்தேன். எப்போமே அந்த முதுகு வந்து நேரா இருக்கணும் அப்டின்னு சொல்ட்டு சொல்வாங்களே அப்டின்னு சொல்ட்டு கேட்க வந்தேன். கரெக்ட்டா நீங்களே சொல்லிட்டீங்க.
ஆ. சரிங்க. ஆ அதுனால வந்து உ இடது பக்கமா சாஞ்சு படுத்தோம், இல்ல வலது பக்கமா ஆனா அதிகமா எல்லோரும் இடது பக்கம் தான் சாஞ்சு படுக்க சொல்லுவாங்க. ஆ நம்ம நேரா படுத்தா தான் முதுகுத் தண்டு நேரா இருக்காது. ஆனா சாஞ்சு படுத்தோம்ன்னா கொஞ்சம் நேரா இருக்கும் அப்டிங்கறனால ஆ, "நீங்க வந்து படுத்துட்டே செய்ங்க" அப்டிங்கிறத நான் சொன்னேன்.
ம். நிச்சயமா. அது அவங்களுக்கு வேல செஞ்சதுங்களா? அவங்களுக்கும் தூங்கினாங்களா?
ஆ அப்டி சொல்லும்போது தான் ஆ. அருமையாங்க, முதல் ஒரு 2 நாட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏனா அ அத்தாள் அம்மாக்கும் அதே மாரி தலவலி வர ஆரம்பிச்சுருச்சு. ஆ அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதுல என்ன பிரச்சனை வ என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்டிங்கிறதெல்லாம் கண்டுபுடிச்சுட்டு என்னென்னா நம்ப அ சிந்திக்க கூடாது சிந்திக்க கூடாதுன்னு நெனைக்க நெனைக்க எக்சா சிந்திச்சு தல செமயா வலிக்குங்க, அப்டியே கின்னுனு வலிக்கும். ஆ. அ அப்புறம் தான் நான் சொன்னேன், "சிந்திக்க கூடாதுன்னு நெனைக்க கூடாதும்மா நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னு கவனிக்கணும்." <chuckles> அப்டின்னு அதுக்கு அப்புறம் சொல்லிட்டு அ அவ அவங்களுக்கு அந்த தீர்வு சொல்ல போய் என்ன ஆயிட்டுதுன்னா, எனக்கு அது பயன்பட்டுருச்சு. ஆ அட நம்பளும் அதவே பண்ணலாமே.
தலவலி வந்துருச்சு. <chuckles> ஓ! <chuckles> ஆ, உங்களுக்கு நீங்க அதில நல் நல் நல்ல புலமை பெற்றுட்டீங்க அதிலேயே.
ஆஹா! ஆமாங்க. நம்மளும் அதவே பண்ணலாமே நம்மளும் ஏன் வந்துட்டு நம்ம அதுக்கான தனியா எதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும்? ஆ நம்ப தூங்க போம்போது கண்டிப்பா வந்து அ தூக்கம் வராம வந்து அங்கே இங்கேயும் முழிச்சிட்டு தானே இருக்க போறோம். அ அந்த நேரத்தில நம்பளும் செய்யலான்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த தூங்குறக்கு முன்னாடி அந்த எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு, இப்ப நம்ம தூங்கப் போறோம் அப்டின்னா, அந்த டைம்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்டி செஞ்சோம் அப்டின்னா அழகா அப்டியே தூக்கம் வந்துருது.
ம். நிச்சயமா. ஓ! சரிங்க, சரிங்க.
ஆ. அதனால அப்போது வந்து, நேரம் இல்லாத நாட்கள்ல இந்தமாரி தூங்கும்போது செய்யறது. அதுக்கப்புறம், அ இந்த தியானத்தப் பத்திஅதிகமா இந்த YouTubeல அப்படியெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்பிடின்னா, "அ நீங்க எந்த வேல செஞ்சிட்ருக்கும் போதும், தியானம்ங்கிறத வந்து நீங்க கொண்டு வரலாம்!" அப்படின்னு சொன்னாங்க.
ஆமா. ஓ! நம்ம எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் தியானத்த கொண் எப்படி? ஏன்னா, சில நேரத்துல வேலைகள் அப்பிடினாலே என்னன்னா, ஒரு அ நிறைய வேலைகள் செஞ்சு இப்ப சமைக்கிறோம் அப்பிடினாலே, அ கை போகும், கால், சிந்தனை எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். இந்த வண்டி ஓட்டுறோன்னாக் கூட வந்துட்டு, இந்த கை வேலை செய்யும், அந்த கை, கால் எல்லாமே வேலை செய்யும். அப்ப இந்தமாரி தான, நிறைய வேலைகள் நிறைய உறுப்புகள் வேல செய்யும்போது எப்படி நம்ம சிந்தனைய ஒருமிக்க முடியும்?
ஆ. ஆ. ஆமாங்க. ஆமாங்க. ஆ கண்டிப்பாங்க. ஏன்னா, இந்த இடத்துல வந்து வேலை செய்யும்போது நம்ம சிந்தனை ஒருமிக்க கூட ஒருமிக்கறது கிடையாது. ஆ, என்ன பண்றோன்னா நம்ம என்ன செய்யிறோங்கிறத கவனிக்கப் போறோம். ஆ, அப்ப என்ன அப்பிடின்னா, இப்ப என்னோட கால் என்ன பண்ணிட்ருக்குது? என் கை என்ன பண்ணிட்ருக்கு? அ ம். அதிகபட்சமா நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டோம்னா, அத அன்னிச்சையா செஞ்சுட்ருக்கும். ஆ நம்ம என்ன பண்ணிட்ருக்கோன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா, எல்லா அது, அது சரியா செஞ்சுட்ருக்கும். இப்ப கீயரு போட்டோம்னா, நம்ம சொன்னதுக்குப்புறம் போயி கால் கியரு போடாது. <chuckles> தானா போட்ரும். நா ஆனா ஆ அதே தாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ம மனதுக்கு அங்க வேலயே இருக்காது. அ வண்டி ஓட்டும்போது நம்ம மனது, அந்த அளவுக்கு வண்டியப் பத்தி நம்ம யோச்சிட்டுருக்க மாட்டோம். நம்ப ஓட்டிட்டுருக்கிறோங்கிறத யோசிக்காம வேற எதோ யோச்சிட்டுருப்போம். நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோச்சிட்டுருப்போம். ஆ அதனால ஒருத்தரு என்ன சொன்னாரு அப்படீன்னா, "வண்டி ஓட்டும் போது, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆ என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நம்ப கை என்ன பண்ணிட்டு இருக்குது? கால் என்ன பண்ணிட்டுருக்குங்கிறத கவனிச்சுப் பாருங்க. அது ஒரு விதமான தியானம் தான்" அப்பிடின்னு அவுங்க சொன்னாங்க. ஆ, அதை வந்து என்னோட அ, ரொம்ப பிசியான நாட்கள்ல நான் அதை கொண்டு வர ஆரம்பிச்சேன்.
ம். ஆ, ஆ. ஆமா. அதுவே தானா போட ஆரம்பிக்கும். அது அந்த பழக்கத்துனால பண்றேன். நிச்சயமா, நிச்சயமா. ஆ, ஆ. ஓ! ஓ! நிச்சயமா. ஆனா, அது வந்துட்டு நம்ம தொடர்ந்து செய்ய முடியுமா? ஏனா, இப்போ ஒரு விஷயத்த கவனிக்கிறோம். இப்போ ஒரு நேரத்துல கோபம் இருக்கும் நமக்கு. <tsk> சில நேரத்துல விரத்தியா இருப்போம். சில நேரத்தில் வந்து சோகமா இருப்போம். அந்த மாரி நேரங்கள்ல அந்த தியானத்த வந்துட்டு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா?
ஆ. ஆஹ. ஆமாங்க. ஆ. ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆனா, பண்ணுனா நல்லாயிருக்கும். பண்ணுனா உடனே தீர்வு கிடைக்கும். ஆனா, பண்ண முடியாது. அதான் பிரச்சனையே. ஆ.
நிச்சயமா. ஏனா, கோபமா இருக்குற அப்போலாம், நம்ப யாருமேல கோவத்த காட்ட. அதனால நம்ம, நம்ம செய்யிற வேலையிலேயே எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது நமக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணீட்டே, தவறு பண்ணீட்டே இருப்போம். எல்லா வேலையிலுமே. அந்த மாரி நேரத்துல வந்துட்டு, தியானத்த பண்ண முடியுமா அப்டின்றதே எனக்கு ஒரு கேள்வியா தான் இருந்துச்சு. அ
ஆமாங்க. கண்டிப்பா. ஆ. ஆஹ. புரியுதுங்க. ஆனா பண்ண முடியும். எப்டின்னா முதல்ல நம்ம கோவமா இருக்கிறோம்னு நமக்கு தெரியணும். <chuckles> அது தெரிஞ்சிடுச்சுனா பண்ணிட்லாம். ஆ இப்ப நான் கோவமா இருக்கேன். அதுனால தான் இவ்ளோ தப்பு பண்ணிட்டுருக்கிறேங்கிறத மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்டின்னா, ஆ அத உணர்தே ஒரு தியானம் தான். ஆ நான் இப்ப கோவமா இருக்கிறேன்னு உணரதே. அப்டி உணர்ந்துட்டோம்னா நம்ம கோவத்த குறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு 2 தடவை மூச்ச, உள்ள இழுத்து விட்றது. கொஞ்சம் வேலை செய்றத நிறுத்துறது. அ ஒரு 2 நிமிஷம் நம்ம செய்ற வேலைய நிறுத்தினாவே கூட அது ஓரளவுக்கு. அந்த கோவத்துலருந்து மாத்துற்க்கு உதவி செய்யுங்க. ஆ.
ஓ! நிச்சயமா, நிச்சயமா. ம். நிச்சயமா. சிறப்பா சொன்னீங்க. இப்போ தியானம் அப்டின்றது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில எல்லாருமே செய்யக்கூடிய சின்ன சின்ன பசங்க கூட செய்யக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா?
ஆமாங்க. ஆ. ஆ சின்ன பசங்க கூட செய்யலாம். ஏனா, தியானங்குறது மனசு சம்மந்தப்பட்டதுங்கறது. குழந்தைகள்ல இருந்தே நம்ம மனசு வந்து ஒ கருவுல இருக்கும்போதே மனசு உருவாகிடும் அப்டிங்கும் போது. ஆ எல்லாத்துனாலும் அந்த தியானம்ங்கறது செய்ய முடியும். அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா, ஆ அத ஒரு சரியான ஒரு ஆசிரியர் வச்சி முதல்ல கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் செய்வறது தான் நல்லதுனு நான் சொல்லுவேங்க. ஏனா, ஆ நம்ப ஆமாங்க. ஏனா, நம்ப வந்து அ அ கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும்னு நனைக்க நனைக்க அது பெரும் பிரச்சனைய தான் கொண்டு வந்து உடும். எப்பவுமே நம்ம வந்து கட்டுப்படுத்தப் போறதே கிடையாது, தியானத்துல. ஆ மனம் போற போக்குல விடப்போறோம். ஆனா, போய்ட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கப் போறோம் அப்டிங்கிறது வந்துட்டு. ஆ தெரிஞ்சுக்கற்கு எனக்கும் ரொம்ப நாட்கள் <chuckles> ஆச்சு. நான் என்ன நினைத்துட்டேன். ஆ நான் வந்து நம்ம மனச ந எதையும் நான் சிந்திக்க கூடாது, சிந்திக்க கூடாதுனே நினச்சிட்டுருந்தேன். ஆ அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சி நான் என்ன சிந்திக்கிறேன்னு நான் சிந்திச்சிட்டு இருக்கிறேன் அப்டிங்கிறது. இது தான் தியானம் அப்டிங்கறது.
நிச்சயமா. அ. முறையா வந்துட்டு கத்துக்கணும்ன்றீங்க. நிச்சயமா. ஓ! சரிங்க, சரிங்க. இப்ப அதான் நீங்க தியானத்த பத்தி சொன்னீங்க. இப்போ அந்த தியானம் அப்படீன்றது வந்துட்டு, எ நமக்கு வந்துட்டு உடல் நலத்திற்கு அ நல்லது அப்டினு நீங்க நெனைக்கிறீங்களா? <tsk> அ எப்டி? எந்
ம். ஆ என்ன கேட்டா வந்து யோகா, அ உடற்பயிற்சி தான் உடலுக்கு நல்லதுங்க. அ தியானம் வந்துட்டு மனசுக்கு தான் வந்து அதிகமா வந்து உதவி செய்யும். ஆ அது மட்டு இல்லாம, அ நீங்க வந்து மனசு வந்து லகுவா இருக்கும்போது உங்க உடலும் வந்துட்டு கொஞ்ச வந்து சோர்வு இல்லாம இருக்கும். ஆ நமக்கு தெரியுமில்ல மனசும், உடலும் வந்து ஒ ஒருமித்து செய்யும். நம்ம சோர்வா இருந்தோம்னா ஆ மனசு வந்துட்டு கஷ்டமா இருக்கும் ஃபீல் பண்ணும். ரொம்ப வந்து சோகமா இருக்குற மாரி இருக்கும். நம்ம சோகமா இருந்தோம்னா உடல் வந்துட்டு எந்த வேலைக்கு வந்து ஒத்துழைக்காது. ஆ அதனால அப்டியே ஒரு அ லிங்கில வேணா வந்துட்டு மனச நாம வந்து சாந்தப்படுத்தும்போது ஆ உடம்பு வந்து பெ அப்டியே வந்து உற்சாகமடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உடம்புல இருக்கற அந்த கை, கால்லா வந்துட்டு நல்லா வளஞ்சு குடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு யோகா இல்ல, எக்சர்சைஸ் பண்ணி தாங்க ஆகணும்.
ம். ஓ! ஓ! ம். நிச்சயமா. ஆமா. நிச்சியமா, நிச்சியமா. ரொம்ப வந்துட்டு சிறப்பா வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. எப்டி நம்ம இந்த தியானம் அப்டீன்றது வந்துட்டு இதுக்குனு நேரம் வந்துட்டு நம்ம ஒதுக்கணும். அதுத அதான் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நீங்க சொன்னதிலயே. இதுக்குனு நேரம் ஒதுக்கணும் அப்டீன்றது கிடையாது. நம்ம செய்யிற வேலைகளிலே நாம வந்துட்டு தியானத்த பண்ணலானு சொன்னது. நம்ம ஒரு அது அதுவும் நான் அந்த கேட்ட கேள்விக்குலே நீங்க ரொம்ப அத ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா வந்துட்டு பதில் சொல்லி இருந்தீங்க. நம்ப ஒரு கை வந்துட்டு பயன்ப அந்த கை என்ன செய்துன்றது சிந்திக்கிறதே ஒரு தியானம் தான். <tsk> அப்டினு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு சிறப்பா இருந்துச்சு. ஆ இந்த உங்களுடன் இந்த தியானத்தைப் பற்றி பேசியதற்கு மிக்க நன்றி. ஆ தொடர்ந்து பேசுவோம்.
ஆ. ஆமாங்க. ஆமாங்க. ஆ அருமையா நீங்களும் பின் தொடர்ந்து கேள்விகள கேட்டு வந்தீங்க. ஆ உங்கள்ட பேசினதில எனக்கு மகிழ்ச்சிங்க நன்றிங்க.
நன்றி.